ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது பார்க்கணும். ஆமா. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது பார்த்தா மைண்ட் எல்லாம் ஒரு மாரி ரிலாக்ஸ் ஆயிடும். ஓ! சரி போ அடுத்த வேலைய பார்க்கலான்ற மாரி ஆயிடுங்க. ம். ஆமா. ம்.
ஆ. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் <laughs> அவ்ளோதான், அவ்ளோதான். நீங்க என்ன உனக்கு? எ இதுவா? சரி இந்தா ஏதோ உ உனக்கு என்ன அப்படி உன ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஸ்ட்ரெஸ்ஸ போக்கணும். அவ்ளோதான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு குடுத்துட்டு அத பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் நியம வந்து அ எந்த அ ய எந்த மாதிரியான ஷார்ட்ஸ் ஆகட்டும், அல்லது ரீல்ஸ் ஆகட்டும்? எதனாலும் நம்ம வந்துட்டு, அ பார்க்கலாம். அலருந்து வரக்கூடிய விஷயங்கள வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு அ நமக்கு தேவையான விஷயங்கள எடுத்துட்டு போலாம். <tsk> இப்ப நீங்க அ சொன்னீங்க வந்து அ ரீல் வந்து இப்ப ஷார்ட்ஸ்சா, ரீல்ஸா எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப 2மே வெவ்வேறு தளத்தில வருது இல்லையா?
ம். ஆமா. கண்டிப்பா. ஆமா. ம். ஆ. ஆமா. 2மே பிடிக்குங்க. எனக்கு ரீல்ஸும் பிடிக்கும். ஷார்ட்ஸும் பிடிக்கும். இதுல பிடிக்கும்ன்றது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப அடிக்ட்லாம் கிடையாதுங்க நானு. அ சில விஷயங்கள் குறிப்பான சில விஷயங்கள மட்டும் தான் நான் பாப்பேன். சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அ அம். அ படபடப்பா போடுவானுங்க ஒண்ணுமே இருக்காது உள்ள சப்புன்னு முடிஞ்சிரும். ஆ. ஆ ம்.
ம். சரி. ஆ. ம். அத சொல்லுங்க. வெளியே வந்து தம்ப்லைனு இந்த மாரி எம்ப்ளடலாம் வந்து பயங்கரமா குடுப்பாங்க. இப்ப நான் வந்து நேத்தோ, முந்தா நேத்தோ ஒரு இது பார்த்தேன். அ சென்னையை தகர்க்க காத்திருக்கும் புயல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டான். என்ன புயல் சரின்னு பார்த்தா அந்த புயல் வந்து வெளிய கூட வரல. கடலுக்குள்ளேயே இருந்து கடலோட கரைஞ்சு போச்சு. அ நேத்து அ என்னது?
ஆமா. ம். ம். <laughs> அ. அதுக்கு ஒரு ரீல்ஸ் போட்ருந்தாங்க. நீங்க பார்த்தீங்களா என்னன்னு தெரியல ஒரு சென்னை வாசி தான் கேட்கறாராம், புயல பார்த்து கேட்கறாரு. அ வருவியா, மாட்டியா? அத மட்டும் சொல்லுப்பா அப்டின்னு கேட்கறாரு அதுக்கு ஆமா அதுக்கு அந்த புயல் சொல்லுதாம், உனக்கு திங்கள் செவ்வாய் லீவ் வேணுமா வேண்டாமா? ஆமா எனக்கு வேணும். அப்ப கம்முன்ரு எனக்கு தெரியும். எப்போ வரணுட்டு அப்படின்னு சொல்லந்த இந்த மாரி ஒரு
ஆ. அ. அத காமெடி பண்றது. ம். ம்ஹ்ம். அது சரி. திங்கள், செவ்வாய்ல ஓ புயல் சொல்லுது. அ பாருங்க மீம்ஸ் கூட எப்படி பேசிது பாரு?
<chuckles> ஆமாங்க. <laughs> ஆனா, உண்மைதாங்க திங்கள் செவ்வாய்க்குல்லாம் ஸ்கூலுக்குல்லாம் லீவ் குடுத்தாங்க. அந்த புயனால லீவ் குடுத்தாங்க அந்த மாரி ம். அந்த மாரிங்க அந்த புயல் வந்து பேசுறது வந்து இது வந்து ஒரு ஷார்ட்ஸா ஒரு ரீல்ஸா குடுத்துருந்தாங்க. உண்மையாலுமே அதெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு ரீல்ஸ் தாங்க. அது சிரிக்கவும் கூடியது தான், சிந்திக்கவும் கூடியது தான். அம் அந் இ இந்த மாரி நறைய ரீல்ஸ்னால பார்த்தீங்கன்னா, ரொம்ப கருத்துள்ள தான் நறைய இருக்கும். இப்ப நம்ம சொன்ன மாதிரி ம். இ உள்ள ஒன்னருக்கும், உள்ள வெளில ஒன்னருக்கும் உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது.
ஆமா. ஓ! இப்ப உ அது பெனிஃபிஷியர் இல்ல நீங்களும் ஒருத்தரா? அ. ஆ. ரொம்ப ஆர்வமா. ம். ம். ம். ம். ஆ. ம், ம். அதாவது. அதெல்லாமே வந்துட்டு முழுக்க, முழுக்க அந்த அவங்க சேனலுகுள்ள ஆளுங்கள வர வைக்கணும் சும்மா அவங்களுக்கு வியூஸ் அத கவர் பண்ணணும். அதுதான். அவுங்களுக்கு மக்களுக்கு செய்தி சொல்லணுங்கிற எண்ணம்லாம் அங்க துணியும் கெடையாது.
ஆனா ம். ம். ஆமா. ம்.